நம்ம செய்யிற நிறைய விஷயங்கள் ஆ நிறைய விஷயங்கள் ஈடுபட்டிருப்போம், அதில ஒரு வெற்றி அப்படிங்கிறதை நீங்க எப்படி வரையறுத்து கூறுவீங்க? உதாரணத்துக்கு, இப்ப நம்ம முதல் ரேங்க் எடுத்தா தான் நம்ம வெற்றி அடைஞ்சிருக்கோம், அப்புறம் இவ்வளவு சம்பாரிச்சா தான் நம்ம வெற்றி அடைஞ்சிருக்கோம், அப்படின்னு பல்வேறு அளவுகோல் எல்லாரும் வச்சிருப்பாங்க இல்லையா, அதை மாதிரி எப்பிடி உங்களோட வெற்றியை வரையறுக்கிறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா?
கண்டிப்பா. ம், கண்டிப்பாங்க, இப்போ வந்து வெற்றிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே ஒரு முக்கியமான வாழ்க்கைக்கே முக்கியமான ஒன்றுன்னு தான் சொல்லுவேன், அப்படி பார்த்தீங்கன்னா அது என்னோடய வாழ்க்கைன்னு பார்த்தீங்கன்னா வந்து, எனக்கு வந்து, ஒரு விளையாட்டுகள்ல வந்து எனக்கு ரொம்ப ஆர்வம் அதிகம் தான் நான் சொல்லுவேன், என்னோட பள்ளிகள் பள் பள்ளி காலங்கள்லன்னு நினைக் நான் பள்ளி காலத்தில, அப்போ பார்த்தீங்கன்னா, என்னன்னா எனக்கு வந்து நல்ல நானு விளையாட்டு துறையில எனக்கு ரொம்ப ஆ ஆர்வம் அதிகமா இருந்தது, இப்போ இந்த 6வது, 7வது, 8வது லாம் இருக்கும் பாருங்க. அப்போலாம் வந்து நல்ல நானு, ஆ வெற்றியை வந்து நான் சந்தித்தேன், நிறைய ஒரு அவார்டா இருக்கட்டும் இந்த மாதிரி மெடலு இந்த மாதிரிலாம் நிறைய வேற எடுத்தேன்.
ம். சரிங்க. ம். அதாவது பள்ளிகளுக்கிடையே நடக்கிற அந்த விளையாட்டுப் போட்டிகள்ல, நீங்க நிறைய விருதுகள், அது மாரி பெற்றிருக்கீங்க. பரிசு பெற்றிருக்கீங்க.
ஆமாமா ஆமா அதுதான் அது ரொம்ப என்னால மறக்க முடியாத 1 இதுன்னு தான் நான் சொல்லுவேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து, என்னோட அதுக்கப்புறம் கல்லூரி காலம் வரும் பாருங்க. அப்ப வந்து நம்ம வந்து ரொம்ப நம்ம படிக்க வேணாம். 1 எல்லா இதுலையுமே வந்து 1 பாஸ் ஆவுன அளவுக்கு நம்ம படிச்சா போதும். அதுவே என்னோட வெ வெற்றியா தான் நான் அப்ப வந்து உணர்ந்தேன்.
சரிங்க. ம். <chuckles> அதுவும் உங்கள பொறுத்தவரையில அ அத தேர்ச்சி பெறதே ஒரு வெற்றி அப்டிங்கிற ஒரு மாரி ஒரு வரையறை வச்சிருந்திருக்கீங்க.
ஆமா, ஆமா. ஏன்னா வந்து நான் பாதி நாள் தான் வந்து இதுல இருப்பேன் வகுப்புல இருப்பேன். மீதி நேரங்கள்லாம் வந்து கிரௌண்டு இந்த மாரி தான் போயிட்டு இருப்பேன். ஏன்னா வந்து அப்ப நான் 2 இது பண்ணணும்ல. அப்போ அ, சரியா நான் கொண்டு போணும். அப்
ம். ம். கண்டிப்பா. ம். இப்ப நீங்க வந்து என்ன மாரி விளையாட்டுகள்லலாம் நீங்க, அ, ஈடுபட்டிருந்தீங்க. அதுல இந்த விளையாட்டில நான் சிறப்பா விளையாண்டு நெறைய பரிசுகள் வாங்கியிருக்கேன் அப்டின்னு நீங்க எதெல்லாம் சொல்வீங்க?
அப்டி பார்த்தீங்கன்னா வந்து, எனக்கு தடகள போட்டில வந்து எனக்கு ரொம்ப ஆர்வம் அதிகம். அதுல தான் நான் வந்து, அ, அதிக பரிசுகள்லாம் நான் பெற்றுருக்கேன். அதுல வந்து இந்த 1500 மீட்டர் இந்த மாரிலாம் இருக்கும் பாருங்க.
சரிங்க. ஆமாமாமா.
ஆ. அந்த அது. அப்புறம் அந்த ரிலேன்னு சொல்லுவாங்க அது, அதுக்கப்புறம் நீளம் தாண்டுதல் இருக்கு பார்த்தீங்களா? அதுலயும் நான் வந்து நெறைய பரிசுகள் பெற்றிருக்கேன். பட் அதுக்கு குழுவா விளாண்ட அது எனக்கு ஆர்வம் இல்ல. அந்த ப-கூடைப்பந்துன்னு சொல்லுவோம்ல்ல?
ம். ம். ஆமாங்க.
அ அந்தது வந்து, ஏ
அது ஒரு குழுவா அ குழுவா நம்ம விளையாடுவோம். அதுல நீங்க ஒரு பங்கு வகிச்சிருக்கீங்க உங்களோட குழுவுல.
ஆமா மா. அது எனக்கு மொ அந்த அளவு எனக்கு ஆர்வமில்ல. என் தோழி கூப்டனால நான் போனேன். அதிலயும் கொஞ்சம் நல்லா தான் இருந்தேன். ஏன்னா, நான் அதிகமா ஓடுறனால, அவுங்களுக்கும் வந்து கொஞ்சம் உறுதுணையா இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க.
அ. ஓ! இப்போ உங்க உங்களோட இந்த விளையாட்டு மேல இருக்குற ஆர்வம், உங்களோட படிப்ப வந்து எந்த விதத்துல, அம் பாதிச்சது?
ம் அ அ வந்து என்னால அன அதிக நேரம் வந்து வகுப்புல வந்து செலவிடறது வந்து ரொம்ப குறைவாயிடுச்சு. அப்ப இந்த பக்கத்துல உள்ள தோழிகளையும், நான் அந்த அளவு வந்து பேசுறதோ, பழகுறதோ வந்து குறைஞ்சிருச்சுன்னுதான் சொல்வேன். அப்புறம் வந்து, இப்ப அ போட்டிகள் இந்த மாரி வரும் வருங்க பாத்தீங்களா? இந்த மாவட்ட அளவு, இந்த மாரி முக்கியமான போட்டிகள் அப்ப, வந்து நான் என்னால வந்து குடும்பத்தோட வந்து இருக்க முடியாது. அப்ப வந்து அ இந்த ஹாஸ்டல்னு சொல்லுவாங்கள்ல. அங்க தான் தங்கிக்க சொல்லுவாங்க.
சரிங்க. ம். ஆமா. ஓ! ஓகே ஓகே ஓகே.
அ அப்ப நான் அங்க தான் போயி தங்கியிருந்து, இந்த மாதிரி ஈடுபடணும். அப்பலாம் அந்த நேரலாம் வந்து என்னோட வீட்டோட சாப்பாடு இதெல்லாம் வந்து ரொம்ப
கண்டிப்பா. ரொம்பவே மிஸ் பண்ணிருப்பீங்க
ஆமாமா. அது ரொம்ப இதா தான் இருந்துச்சு. இந்த வெற்றிக்காக தானே ஏன்னா இது வந்து பிடிச்ச செயல். மத்தத விட இது வந்து ரொம்ப எனக்கு பிடிச்ச செயல். அதுல வெற்றி பெறணுண்னு எனக்கு ரொம்ப ஆச. அதுனால நான் எல்லாத்தையுமே விட்டுட்டு அந்த ப இதுக்காக இருந்தேன்.
ஓகே. ஓகே. உங்க வெற்றிக்காக நீங்க வந்து உங்களுடைய குடும்பத்த விட்டு நீங்க போயிருக்கீங்க. அதுக்கப்புறம் உங்களோட தோழிகள் எல்லோரையுமே நீங்க விட்டுட்டு, நீங்க இதுல முழு முயற்சியா எடுத்திருக்கீங்க இல்லயா? அதுல வந்து இனவ இந்த அளவு வந்தா தான் நமக்கு வந்து இதுல முழுமையா இப்ப நீங்க நீங்க சொல்லுறத வச்சு பாக்கும்போது, விளையாட்டு துறையில உங்களுக்கு ரொம்பவே ஈடுபாடு இருந்திருக்கு. அதுல இந்த அளவுக்கு நம்ப வெற்றி பெற்றா தான் நம்ப வந்து அதுல சாதிச்சதா கணக்கு, அப்டீங்குற மாதிரி நீங்க எதுவும் நினைச்சிருந்தீங்களா?
ஆமா. ஆமா. ஆ இருந்துச்சு. என்ன, அந்த இது ஒரு லட்சியம்னு ஒண்ணு வச்சிருந்தேன். அது என்ன சொல்றது, மாநில அளவுல நம்ப எப்படியாவது இதுல பங்கேற்கணும் அப்டீன்ற ஒரு எண்ணம் எனக்கு இருந்துச்சு. அப்பயலேருந்தே, அப்ப அது அதுக்கப்புறம், அதுக்கப்புறம் வேற ஒரு, ஒரு என்னது டார்கெட் வச்சுக்கலாம். இப்போதைக்கு நம்ப இத வச்சுக்குவோம். ஏன்னா, ஒண்ணு, ஒண்ணா, கொஞ்சம் கொஞ்சமா தான் போணும் அப்டீன்ற ஒரு எண்ணம் இருந்தது. அது ஒரு நிகழ்வால வந்து எனக்கு வந்து தடையாயிடுச்சு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, வந்து அடுத்த நாள் வந்து பரீட்சை இருந்திருக்கு, செமஸ்டர்னு சொல்லுவாங்கல்ல, அது இருந்தனால, அதுக்கு முன்னாடி நாள் உள்ள அன்னைக்கு தான் வந்து இது, இந்த போட்டி. மாவட்ட அளவுல போட்டி, அது வந்து எங்க கல்லூரியில வந்து அனுமதிக்காம விட்டுட்டாங்க.
ம். ம். ஆமா. சரிங்க. அதனால நீங்க அதை தவற விட்டுட்டிங்க, அந்த வாய்ப்ப.
ஆமா. அ அதுக்கப்புறம் நான் எவ்வளவோ மேற்கொண்டுமே எனக்கு என்னால முடியல, சந்தர்ப்பமும் அமையல. அதனால அந்த இது வந்து ரொம்ப கவலையா போயிடுச்சு.
ம். ஓ சரி, சரி. இப்போ வந்து, உங்களுக்கு இதனால உங்களுக்கு மனசு வருத்தம், "நம்ம வந்து இதில எது எ நம்மளால வெற்றி பெற முடியல" அப்படிங்கிற மாரி எண்ணங்கள்லாம் உங்களுக்கு ஏற்பட்டுச்சா? அதை பத்தி நீங்க சொல்லுங்க, ஏன்னா, நீங்க ஒரு இலக்கோடு போயிருக்கீங்க, விளையாட்டுத் துறையில ஒரு நல்ல ஒரு இடத்தை அடையணும், அப்படின்னு உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு நோக்கம் இருந்தது, அப்படி இருந்தும், உங்களால இந்த விஷயத்தில, சில காரணங்களால, ம் நீங்க நினைத்த அளவுக்கு உங்களால பண்ண முடியல இல்லையா? அப்படி இருக்கிறப்போ, நீங்க, உங்களோட மனசளவில நீங்க வந்து, இது உங்க வாழ்க்கையில வெற்றி அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை "நம்ம வந்து மாவட்ட அளவில போயிருந்தா தான் வெற்றி" அப்படின்னு கிடையாது. "என்னோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக நான் இந்த அளவுக்கு பண்ணியிருக்கேன், எனக்கு இதுவே ஒரு வெற்றிதான்" அப்படின்னு நீங்க எ உங்களோட வெற்றியை நீங்க எப்படி நெனைக்கிறீங்க?
ஆமா. என்னோட வெற்றின்னு பார்த்தா நான் போயிருந்துருக்கணும்னு தான், ஏன்னா, என் நான் அந்த ஒண்ணுக்காக நான் மத்த எல்லாத்தையுமே வந்து தியாகம்ன்ற மாதிரி நான் பண்ணேன். <chuckles> அது வந்து கெடைக்காம, அது ம அது என்னால "சேரி, நான் வந்து ஒழுங்கா ஓடாம தவற விட்டா கூட எனக்கு மனசாரியிருக்கும்" மத்தவங்களால "இது பரீட்சை" அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிராகரிச்சதுனால தான், அதுக்கு ஒரு அவங்க வந்து எனக்கு வந்து உதவி கூட பண்ணியிருக்க வேணாம், "நான் சரி, நீ போய்ட்டு வா. நீ போய் பங்கேத்திட்டு வா. அடுத்த நாள் வந்து நீ வேணா பரீட்சையில பாஸ் ஆயிருக்கணும்" இந்தமாரி ஒரு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருந்தா கூட நான் வந்து அதில பங்கேற்று நல்லாதான் இருந்திருப்பேன், ஏன்னா, ரெண்டையுமே நான் அதான் ஒழுங்கா தான் நான் வந்து என்ன சொல்றது, ஆ பேலன்ஸ் பண்ற மாதிரி நான் போயிட்டு தான் இருந்தேன், எந்த இதுலயுமே நான் வந்து அரியரோ, இந்த மாரிலாம் நான் வைக்கவே இல்லை, நான் தான் நான் வந்து வகுப்பை நான் வந்து, ம், கட் அடிச்சாலும் இந்த மாதிரியான ரெண்டையுமே வந்து சமநிலையா தான் நான் கொண்டு போனேன்னே தவிர்த்து, இந்த மாரி ஒண்ணு ஏற்றம், ஒண்ணு இறக்கம்லாம் நான் வைக்கல, இப்போ வந்து நான் அந்த அந்த இதை நான் ஆ "இவங்க என்ன சொல்றது? நம்ப போய் பங்கேத்திருக்கலாம்ன்னு நான் முயற்சி செஞ்சிருந்தேன்னா, என்னோட என்னோட வாழ்க்கையே வேற மாரி இருந்திருக்குமேன்னு நான் இன்ன வரையுமே வருத்தப்படுறேன்.
கண்டிப்பா. <chuckles> கண்டிப்பா. கண்டிப்பா. ம். கண்டிப்பா, இதில ஒரு விஷயம் நான் உங்கள்ட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன், இப்ப நீங்க ஒரு நோக்கத்தோட போய்ருந்தப்போ, வேறு காரணங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாரி சில காரணங்களால, அது நடக்க முடியாம போயிருச்சு. என்ன மாரி பண்ணியிருந்தா, நீங்க என்ன மாதிரி இதை ஒரு திட்டமிடுதல் பண்ணியிருந்தீங்கன்னா, இந்த இதை நீங்க அவாய்ட் பண்ணிட்டு நீங்க நெனைச்சதை சாதிச்சுருக்கலாம்ன்னு நெனைக்கிறீங்களா?
ம். கண்டிப்பா. நான் வந்து அதுதான் மத்தவங்க அவங்க,
நீங்க அதாவது, நீங்க இந்த தவறு நம்ம செஞ்சுட்டோம். இத நம்ம செஞ்சிருக்கக்கூடாது. இப்டி போயிருக்கலாம் இப்டி போயிருந்தா அது நம்மளோட வெற்றிய வந்து, நமக்கு கெடைச்சிருக்கும். நம்ம நெனைச்சது படியே நம்ம செஞ்சிருக்கலாம் அப்டிங்குற மாரி விஷயங்கள் எதுவும் இருக்கா?
இத தவிர்த்து வேற விஷயங்கள்றீங்களா?
<tsk> அப்டி சொல்லலங்க. இப்ப இத, <tsk> இன் நான் வந்து இத முழு கவனம் செலுத்தினாலும், இதுல கவனம் செ அதாவது உங்களோட மத்த வேலைகள் இத பாதிக்காத அளவுக்கு இப்டி நான் பாதுருந்தா, திட்டமிட்டிருந்தா, நான் நெனைச்சது நடந்திருக்கும் அப்டிங்குற மாரி விஷயங்கள் கேட்குறேன்.
ம். அ. அந்த மாதிரி இருக்கு. நெறையவே இருக்குன்னு தான் சொல்லுவேன். அப்டி பாத்தீங்கன்னா வந்து, திட்டமிட்டு நான் நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன, சின்ன விஷயங்களா இருக்கட்டுமே அதுவும் அப்டிதான். இப்ப வந்து, நான் அன்றாட, அ, இருக்குற வேலை பாக்கறதுமே, இப்ப நான் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு பகுதி நேர வேலை மாரி தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். அதுவுமே வந்து, நான் என் குழந்தையும் வச்சுக்கிட்டு, கணவரையும் நான் பாத்துக்கிட்டு, இதர வீட்டு வேலைகள்லாம் முடிச்சுட்டு, மிச்சம் மீதி நமக்குன்னு ஒரு நேரம் ஒதுக்கீடு பண்ணுறேன்ல. இந்த நேரம் ஒதுக்கீடு பண்ணுறதே, நான் சாதாரணம் நெனைப்பேன். அந்த நேரம் ஒதுக்குனாலும் அதுக்கும் கணவர் வந்து, "எதுக்கு உட்காந்துருக்க? ஏன் இப்டி பண்ற? இது ஏன் லேட்டா தூங்குற?", இந்த மாதிரி கேட்பாங்க. ஆனா நான் அதெல்லாம் காதுலயே வாங்கல "இது எனக்கு புடிச்சிருக்கு. இது நான் பண்றேன்", அப்டின்றது தான் வந்து, அந்த நோக்கி தான் நான் பண்றேன். மத்தவங்க என்ன சொல்றாங்களோ? ஏது சொல்லயோ, நான் அத கவனிக்கல. "எனக்கு இது தேவை, இது எனக்கு பிடித்த வேலை." அதனால, நான் மேற்கொண்டுட்டுருக்கேன். அப்டின்ற ஒரு இதுல தான் போயிட்டுருக்கேன். இதுவே என்னோட வெற்றின்னு தான் நான் சொல்வேன்.
ம். கண்டிப்பா. ம். கண்டிப்பா. உங்களுக்கு அதாவது, நீங்க உங்களோட பார்வையிலிருந்து உங்க மனசுக்கு சந்தோஷத்தை குடுக்குற, அது வந்து வெளியாட்களுக்கு எப்படி தெரிஞ்சாலுமே, உங்களுக்கு அது நிறைவா இருக்கு அப்படின்னா, அத நீங்க செய்றது, உங்களோட சந்தோஷமா நீங்க செய்றீங்க இல்லையா?
ஆமா. அது நெறய பேர் தடுக்கிறதுக்குன்னே, நெறய பேர் இருக்காங்கல்ல. <chuckles> அது அது பண்ண விட மாட்றாங்க. ம் இத்தனைக்கு அவங்க அவரவர் வேலையெல்லாம் முடிச்சுட்டு, நமக்கான நம்ம ஒதுக்கிட்டு தூக்கத்தெல்லாம் விட்டுக்கிட்டு, நம்ம உட்காந்துருக்கோம். <chuckles> அப்படியுமே வந்து அக்கறைன்ற பேர்ல வந்து, இப்படி பண்ணா நம்மள, இன்னும் நம்மள, கீழ தாழ்த்திக் கொண்டு போற மாரி தானே, இருக்கு.
கண்டிப்பா. ம். அந்த. ம்ஹ்ம். கண்டிப்பா. நீங்க அதுக்காக, நீங்க உங்க மனச எப்பயுமே தளர விடக்கூடாது. எப்பயுமே ஒரு விஷயம் வந்து, நம்ம ஆரம்பிக்கும்போது அதில <tsk> வெளியில வெளி ஆளுங்களுக்கு பொறுத்தவரையில நம்ம ஒரு சாதிச்சிருக்கோங்கிறத, எப்படிடா நினைப்பாங்கன்னா, பொருளாதார ரீதியாவோ, இல்ல இந்த சமூகத்தில அங்கீகாரம் கிடைக்கும்போதுதான், அத நம்ம வந்து ஒரு சாதனை அப்படிங்கிற பட்டியல்ல வருவோம். ஆனா, அந்த மாரி நிலமைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருத்தருமே, நீங்க சொல்ற இந்த கட்டங்களெல்லாம் தாண்டி, வந்தவங்களா தான் இருப்பாங்க. சரி ஆனா அதனால, ஆமா. ஏன்னா நீங்க வந்து அதுக்காக மனசு தளர விட்டு, உங்களுக்கு உங்களுக்கு நீங்களே ஊக்கமளிக்கிற ஒரு விதத்தில, நீங்க இருந்தீங்க அப்படின்னா, இந்த வெளி வெளி பக்கத்திலேருந்து உங்களுக்கு வற்ர அந்த தாக்குதல்களெல்லாம், நீங்க சமாளிக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப சுலபமா இருக்கும். அதுனால, இதில எந்த இப்பன்னு இல்ல, இந்த இந்த விஷயமோ இல்ல, வேற ஏதோ உங்க வாழ்க்கையில எந்த நோக்கம் வந்தாலுமே, அதில வந்து மத்தவங்களோட கருத்துக்களை நம்ம எடுத்துக்கிறது, கண்டிப்பா அவசியம். ஏன்னா, அதில ஒரு நல்ல விஷயங்களும் கூட இருக்கும். ஆனாலும் கூட, அதில நமக்கு வந்து பாதிக்குது. மத்தவங்க சொல்றதுனால நம்மளோட வளர்ச்சி பாதிக்குது அப்படிங்கிறப்ப, மொதல்ல நம்ம ஒரு முறை வந்து நம்ம கரெக்ட்டாதான் பண்ணிகிட்டு இருக்கோமா, அப்படின்னு நம்ம பரிசீலிச்சு பாக்கணும். அதுக்கப்புறம், அது கரெக்டான பாதை தான். இது நம்ம எந்த தவறும் செய்யல. நம்மளோட முன்னேற்றத்துக்காக தான் சில சங்கடங்கள், சிரமங்கள் படுறோம். அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுதுன்னா, கண்டிப்பா என்னை பொறுத்தவரையில, அத நம்ம யோசிக்காம அத தொடரலாம். அதுக்கப்புறம், ஒரு நாள் வந்து நம்மள சொன்னவங்களுமே திரும்ப நீ பரவால்ல, இந்த அளவுக்கு பண்ணிருக்க. உன்னோட முயற்சியால இந்த அளவு வந்திருக்கேன்னு அவங்களும் சொல்வாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க?
கண்டிப்பாங்க. <chuckles> ரொம்ப சரியா, சொன்னீங்க. ம். ஆ. ம். ம். கண்டிப்பா. ஆ, கண்டிப்பா. நீங்க சொல்றது 100% உண்மைன்னு தான் நானும் சொல்வேன். ஏன்னா வந்து அந்த மாரியான விஷயங்களும் எனக்கு நடந்திருக்கு. நீங்க சொல்ற மாதிரி, என்னோட ஒரு சின்ன சின்ன இந்த நீங்க சொல்ற சின்ன சின்ன விஷயங்கள். அந்த, அ அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நான் என்ன சொல்றேன்னா, இந்த பள்ளிதான் இதுவும் ஒரு பள்ளி கால சம்பவத்தில நடந்துச்சு. அப்ப வந்து நானும் இன்னொரு பெண்ணும், வந்து நல்லா தான் வந்து படிச்சுக்கிட்டுருந்தோம். படிச்சுக்கிட்டு இருக்கப்ப திடீர்னு வந்து அந்த பொண்ணோட அப்பா இருப்பாங்கள, தவறிட்டாங்க. அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ரொம்ப பின்ன அதால சமாளிக்க முடியாத ஒரு நெலம.
<chuckles> ம். ம். ஓ! திடீர் இழப்பு வரும்போது, குடும்பமே வந்து ரொம்ப சிரமப்படும்.
ஆமா. அந்த பொண்ணு படிப்புலயும் அந்த அளவு இல்ல. ரொம்பவும் கஷ்டப்படுற, ஒரு இதாதான் இருந்தாங்க. அந்த நேரத்தில வந்து, நான் ஒரு அப்பயுமே, அந்த பள்ளி காலத்திலேயே வந்து ஒரு வேலைக்கின்ற மாரி நானே, சும்மா என்ன மாதிரின்னா? இந்த டெக்கரேஷன் இந்த மாரிலா பண்ணுவாங்கள்ல.
ஓ. ஆமா.
அந்த மாதிரி இருக்கு, நான் போயிக்கிட்டே இருந்தேன். அப்ப அந்த பொண்ணுகிட்டயும் கேட்டேன், நீ வரியா என்னன்னு அந்த பொண்ணு, அப்ப சூ “சூழ்நிலை வந்து சரியில்ல, நான் இப்போதைக்கு வர முடியாது” அப்டின்னு சொன்னா. அப்போ “இப்படிலாம் நீ பண்ணாத, நீ தான் வந்து இனிமே வந்து உன் குடும்பத்தில இருக்க மாரி இருக்கும். எல்லாருமே இப்படி துவண்டு போயிட்டிங்கன்னா என்னா பண்ணுவீங்க?” அப்டின்னு நான் கேட்டேன் அந்த பொண்ணுகிட்ட. அந்த பொண்ணு எப்படியோ கொஞ்சம் கொஞ்சமா அப்டியே சமாளிச்சு, அந்த பொண்ணையே தேத்தி கொண்டு வந்து, அந்த பொண்ணையும் வந்து "கொஞ்சம் பாரு, இது பண்ணலாம், இது பிரச்சனை இல்ல, நான் இருக்கேன்ல கூட” அப்டின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கும் உறுதுணையா கொண்டு வந்து நல்லா அந்த பொண்ணு நல்லா அதில கத்துக்கிச்சுங்க, தொழில் நல்லா கத்துக்கிச்சு. கத்துக்கிட்டு, இப்போ தனியா அந்த பொண்ணே வந்து இந்த டெக்கரேஷன் இந்த மாரிலாம் ஈவெண்ட்லாம் நடத்துவாங்க, பாருங்க.
ஓகேங்க. கண்டிப்பா. ம். ம். ஆமா.
அந்த மாதிரி ஒரு நல்ல நிலைமைக்கு இப்ப வந்துருச்சு.
அந்த அளவுக்கு இப்போ 1 நல்ல முன்னேற்று முன்னேற்றம் அடைஞ்சிருக்காங்க.
ஆமா.
பரவால்ல, இந்த முன்னேற்றம் அவங்க அடைஞ்சதுக்கு, நீங்க அவங்களுக்கு ஊக்கமளிக்கிற வகையில பேசினது கூட ஒரு காரணமா இருக்கும் இல்லையா?
ஆ நீங்க சொன்னிங்கள்ல, அதுதான். ம ஒ மத் அடுத்தவங்க சொல்றத வந்து நம்ம காது குடுத்து கேக்கணும், அது நல்லதா கெட்டதான்னு அடுத்ததுக்கப்புறம் நம்ப யோசிக்கணும் அந்த ஒரு இதுதான். ம்.
கண்டிப்பா. ரொம்ப நல்லதுங்க. இந்த மாரி வேற எதுவும் உங்களோட இதுல, நீங்க ஏதாவது உங்களோட வாழ்க்கையில, இந்த விஷயத்தை நான் சாதிச்சத நான் ரொம்ப மகிழ்ச்சியா நினைக்கிறேன், அப்படின்னு எதுவும் இருக்கா? விஷயம்.
அ, அ இருக்குங்க. நான் வந்து, அ, என்னது, கல்லூரி முடிஞ்சதுக்கப்பறம் வந்து, நான் வேலைக்கு போவேனான்ற ஒரு இதுல இருந்தேன் நானு. ஏன்னா, வந்து நான் தான் இந்த விளையாட்டு இதுலேயே இருந்தேனே, அது இப்ப நம்மளுக்கு வந்து, அதுக்கான ஒரு வெளி, உ நாலேட்ஜ் வந்து, நான் அந்த அளவு நான் ஏற்படல. அப்டியே நான் அந்த ப்ளேஸ்மெண்ட்ன்றதுக்குள்ள கூட நான் போகல. ஆனா, எப்டி எப்டியோ தத்தளிச்சு ஏதோ ஒரு, சென்னையில போய் ஒரு, இது இதுல வந்து சேந்தேன். அதுல ஒரு நல்ல ஒரு ஊக்கமளிச்சி, ஒரு நல்ல ஒரு நிலையில வந்து நின்னேன், மத்தவங்க உதவியோட. அது வந்து என்னோட மறக்க முடியாத, ஒரு வெற்றின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா, நான் ஒரு இலக்கே இல்லாம போயிட்டிருந்தேன். ஏனோ தானோன்னு ஆனா, வந்து அந்த கம்பெனியில உள்ள தோழி வந்து, நல்லா எனக்கு உதவி பண்ணி, ஒரு நல்ல நிலைமைக்கு நல்ல சம்பளத்தோட ஒரு வேலைக்கு சேந்துட்டேன்.
ம். ஓ. ஆமா. ஓ, ம். கண்டிப்பாங்க. நீங்க வந்து இந்த அளவுக்கு உங்களோட அனுபவங்கள் சொல்லும்போது, எங்களுக்குமே அந்த மாரி ஆகணும்னு தோணுது. ஒரு, ரொம்ப ஒரு புத்துணர்ச்சியா இருக்கு. உங்கள்ட்ட பேசுனது ரொம்ப சந்தோஷம். உங்க வாழ்க்கையில நீங்க மேன்மேலும் நல்லா வளர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.
ம். ரொம்ப நன்றிங்க.
<chuckles> நன்றி.